புரியுதுங்க புரியுதுங்க.
ஆ அந்த மாரி கலர் வந்து எனக்கு அப்ப புடிக்கும். ஆனா, அது அது ஏன்னா அதவே கேட்டுகிட்டே இருந்தோம் அப்டின்னா, என்னோட அ கலருக்கு வந்துட்டு, அது வந்து கொஞ்சம் அத வர வந்து, இந்த மெரூன் கலர் இதெல்லாம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு ஒரு கலர் பிடிச்சதுனா, அதவே கேட்டுட்டு அடம்பிடிச்சிட்டே இருப்பேன். <chuckles>
புரியுது. நான் எப்டி கருப்பு கேக்றா மாரி! <chuckles>
அதான் அதாங்க. <laughs> உங்களுக்கு கருப்பு தான் பிடிக்குங்களா? <grunts>
ஆமா, ரொம்ப பிடிக்குங்க. கருப்பு ரொம்ப பிடிக்கும். கருப்பு எங்க அம்மா வந்து சில நேரங்கள்ல திட்டவே திட்டுவாங்க, எப்போ பார்த்தாலும் கருப்பு கருப்பு கருப்புன்ட்டு அப்டினுவான்.
ஓஹோ! <snorts> ஆஹ. ஆனா அது போட்டா ரொம்ப அழகா தெரிவோம் நம்ப. அதாங்க நல்லாயிருக்குமே, அ.
ஆமா, நமக்கு ஒரு அது ஒரு, இதுன்னு வைச்சுக்கோங்களேன்.
ஆமாங்க, ம் எனக்கு வந்து எந்
எப்டினா அந்த கரு கருப்பு சாம்பல், அந்த மாரி நிறங்கள் தான் எனக்கு இன்னைக்கும் கூட அது எடுத்தேனா பாண்ட் மோஸ்ட்லி அப்படி தான் எடுப்பேன்.
ஆஹ. ஓஹோ சரி சரிங்க. ஆ எனக்கு வந்து எ என்னோட மேல் மேலே போடுற அந்த உடைகள் எல்லாமே வந்துட்டு, வெள்ளை கலந்திருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அ ஏன்னா, அப்போ கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆ எதயும் வந்துட்டு கொஞ்சம் டல்லா இருக்கிற கலர் போட்டோம் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி, அந்த கிரே எல்லாம் போடும்போது, என்ன ஆகும்ன்னா, "நம்ம டிம்மா தெரிற மாதிரி" எனக்கு தோணும். அதனால, அ எனக்கு நான் வந்து ஆடைகள்ல, எது பளிச்சா பளிச்சுனு இருக்குதுன்னு பார்த்துட்டே தேடிட்டு இருந்தேன். இப்போ கல்லூரிலாம் வந்ததுக்கப்புறம்.
ஆஹா! புரியுதுங்க புரியுதுங்க ஆஹஹ. ஆ அதாவது த அது பிரசன்ஸ்னு சொல்வாங்க இல்லயா?
ஆமாங்க. அதே மாரி தான். ஆ என்னுடைய தேர்வுகள் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, என்ன பிரச்சனை அப்டினா, எனக்கு அ நான் தேர்ந்தெடுக்கும்போது என்ன ஆயிரும்னா, அ நான் வந்து எனக்கு- எனக்கு நான் போட்டு பார்த்து அத நான் பார்த்ததில்லை, என்ன பண்ணிருவேனா ஆடைய மட்டும் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துருவேன், நான் போட்டேனா எனக்கு அது சூட் ஆகாது. அ அதுதான் பிரச்சனையே! <chuckles> அ.
ஓ! நமக்கு பிடிக்கும். ஆனா, நமக்கு செட் ஆக மாட்டேங்குது.
ஆமாங்க அது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். அ நானும் தேடி தேடி வந்து எடுத்திருப்பேன். அதுவும் நானு, அ சில நேரங்களைலாம் வந்துட்டு, நான் சொன்ன மாரி வெள்ளை கலந்திருக்காது அந்த துணியில. வேறு கலர் காம்பினேஷன் வந்திருக்கும். அ இருந்தாலும் பரவாயில்லன்னு, எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்போம், நமக்கு போட்டா செட் ஆகாது. அ அப்ப தான் தெரியுது, எனக்கு நீங்க சொன்ன மாரி, இந்த கருப்பு, மெரூனு, ப்ளூ அதுவும் அந்த, ஆ இந்த கத்திரிக்காய் கலர்லயலாம் போட்டோம் அப்டின்னா, அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு அவ்ளோ அழகா இருக்கும்.
உண்மைங்க. புரியுதுங்க புரியுது.